Mahindraன்னு சொல்லுவோம்ல, அந்த வேன். அதுல பாத்தீங்கன்னா அப்படி அவங்க பாட்க்கு என்னை விட்டுட்டு கொஞ்சம் வண்டி கொஞ்ச தூரம் மூவ் ஆயிருச்சு.
ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. ஐய
இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து குரங்குகள் அதிகம். அந்த ட்ரிப்ல வந்து, அந்த கோ அந்த மலைக்கோயில்ல வந்து குரங்குகள் அதிகமா இருக்கும். அது அதுக்கு பயந்து தான் வந்து, நான் வந்து ஒரு இடத்துல நின்னுட்டேன். என்னைய அவங்க வந்து கவனிக்காம, வண்டியும் எடுத்துட்டாங்க. அந்த வண்டி மூவ் ஆகுறத பாத்துட்டு என்ன பண்றேன், நம்ம குழந்தையா இருந்தாலும் நம்ம இந்த வேன்ல தான் வந்திருக்கோம்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா?
சரிங்க. ஆமா, நம்ம ஏதாவது ஒரு அடையாளம் வெச்சிருகக்கிறோம்ல்ல, ஆமா.
அப்போ அவங் ம். அந்த வேனை பின்தொடர்ந்து ஓடி வர்றேன் பயங்கரமா. ஓடி வந்தப்ப என்னாச்சு அப்படின்னா, தலை குப்புற விழுந்து, வாயெல்லாம் பேத்து, ஒரே ரத்தம்.
சரிங்க. அய்யய்யோ! அடடா! யாரும் கவனிக்கலையா? எப்படிங்க அது சம்மளிச்சு எந்திரிச்சு நீங்களே எந்திரிச்சுட்டீங்களா? ஆ.
ஆ யாரும் கவனிக்கல யாரும் கவனிக்கல, கொஞ்ச தூரத்துல நான் கத்திக்கிட்டே ஓடுனத பாத்து வண்டில போனவங்க வந்து, அந்த வேன்ல தான் அந்த ப அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தெரியும் இல்ல? அதை பாத்துட்டு அந்த வேனை மடக்கி நிப்பாட்டி, இங்க பாருங்க, ஒரு பிள்ளைய விட்டுட்டு போறீங்க, அந்த பிள்ள வந்து கீழ வேற விழுந்துருச்சு, ஆ, போய் பாருங்கன்னு சொல்லி நிப்பாட்டி அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்பதான் என்னோட ஆசிரியர்களும் அந்த ஆயம்மா அவங்களும் வந்து வர்றாங்க. வந்து தூக்குனா உதடு ஃபுல்லா நல்லா வெட்டி, அ, ஃபுல்லா ரத்தம். அந்த
ஆமா. அய்யய்யோ! நல்ல வேலை. பரவாயில்லங்க. அப்படி பல்லெல்லாம் விழுந்துருச்சா கீழ?
ஆமா, பல்லு அப்பதான் வந்து நமக்கு 1ம் வகுப்பு, அப்பதான் 2ம் வகுப்புல தான பல்லெல்லாம் விழும்.
ஆம். ஆமா. தானா விழுகும் வரையில, நீங்களா வேற கீழே விழுந்து
தான் ஆமா, பேத்து ஒரே ரத்தம். ரொம்ப சட்டையெல்லாம் கரை. நமக்கே ரத்தக்கரைய பாத்தா ஒரு மாதிரி வந்துரும் இல்லையா? நான் ரொம்ப அழுகிறேன், ரொம்ப அழுகிறேன் அங்கேருந்து 1 மணி நேரம் அந்த மாதிரிதான். 1 மணி நேரம் அந்த ட்ராவல் டைம் தான் இருக்கும். ஆ, அந்த தளத்துக்கும் எங்க பள்ளிக்கூடத்துக்கும். அப்படி இருக்கும்போது, அவங்க, ஆ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆ, வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வர்றாங்க, எங்க வீட்ல வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டாங்க போல, அதனால வந்து பிள்ளை கீழே விழுந்து, இந்த மாதிரி ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து கூட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியவும் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப பயங்கரமா வந்து, ஸ்கூல் கூட ஆமா.
செரிங்க. பயமா இருக்கும், ஆமா. பயம் வரும்ல? ஆமா. செரி, செரி. செரி. அவ்ளோதான், ஆ, பயங்கரமா கோவம் வரும்ல? ஆனா, எப்பா! ம்.
கண்டிப்பா. கம்ப்ளைண்ட் குடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. ச பயங்கர சண்ட பிரின்சிபல் கூடயும். ஏன்னா, உங்கள நம்பிதானே நீங்க சைன் வாங்கி தானே பேரன்ட்ஸிட்ட சைன் வாங்கி கூட்டிட்டு போறீங்க ஆ, அப்படி இருக்கும்போது, ஒரு ம்.
ஐயோ! கண்டிப்பா, கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்ப அவரு உங்களுக்கு வந்து பார்த்து சொல்லல அப்படின்னா, உங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? ஆ. மனசு ரொம்ப பயந்து போயிருப்பீங்க. ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, பயத்துல சில சின்ன வயசுல அது சொல்லுவாங்கல்ல, அரண்டு போய்ட்டாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு, எவ்ளோ பெரிய விஷயம்! அப்பா! சரிங்க.
கண்டிப்பாங்க. ஆமா.

அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா பயங்கரமா எங்க அப்பா சண்ட போடுறாரு. இந்த நீங்க எனக்கு "என் மகன் இந்த ஸ்கூல்ல படிக்கவே வேணாம். நீங்க டிசி குடுங்க. போதும் இங்க படிச்சது. அ எனக்கு உங்க ஃபீஸ் கூட வேணாம். எனக்கு வந்து நீ நீங்க வந்து பத்திரமா பார்த்துக்கத் தெரியலைன்னா, எதுக்கு ட்ரிப்பு கூட்டிட்டு போறீங்க?" அப்டி இப்டின்னு பயங்கர சண்டை. பயங்கர ச அந்த அனுபவம் வந்து, இப்ப வரையிலுமே எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லலாம் அத. ஆ அந்த டிரிப்புக்கு போய் விழுந்து அடி வாங்குனது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, என்னைய அடுத்து எந்த ட்ரிப்புக்குமே எங்க அப்பா அனுப்புனதே இல்ல. ஆமா. பள்ளி முடிக்கிற வரைக்குமே நான் ட்ரிப்புன்னு போனதே இல்லங்க. சுற்றுலா தளம்னு. ஆ நான் போனதே இல்ல.
சரி. சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. சரி. ஆமா. இப்ப நீ விழுத்து போய் ஆ. அனுப்பவே <laughs> அந்த அந்த 2ஆம் வகுப்பு படிச்சதோட சரி. அதுக்கப்புறம் காலேஜ்ல கூட எனக்கு அந்த அ அந்த இது நீங்க போகல.
அவ்வளதான். ஆ காலேஜ்ல அதான் சொல்ல வந்தேன் அடுத்து. அ கல்லூரியில என்னாச்சு அப்படின்னா, அ இந்த மாதிரி ஐவி போவோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து நான் போய் கேட்கறேன். "அப்பா! ப்ளீஸுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, இப்பதான் நான் வளர்ந்துட்டேன்ல. அதனால விடுங்க" அப்படிங்கிற மாதிரி, அதுதான் வந்து அதுவும் அ கடைசி வருடம்ல தான் போனோம். அதனால கடைசி வருடம் கடைசி செமஸ்டர்ங்கிறதுனால அப்படி இப்படி அதுவும் ஒன்டே ட்ரிப்புதான் ஒன்டே ட்ரிப் தான். அதனால அனுமதி குடுத்தாங்க. போயிட்டு வந்தேன். <chuckles> அந்த ட்ரிப்பு.
அ. சரி. ஆமா. சரி. சரிங்க. அது வந்து நல்லா ஜாலியா, ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போயி்ட்டு வந்துட்டீங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. அது அது ம அதுவுமே மறக்க முடியாத ஒரு ட்ரிப் தான். ஏன்னு கேட்டா, அ நாங்க வந்து கேர்ள்ஸ் கேங்கா தான் போணோம். ஏன்னு கேட்டா, நான் படிச்சது வந்து பெண்கள் கல்லூரி தான். ஆ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு அன்று நா அன்னைக்கு நாள் முழுக்கவுமே நல்ல ஒரு நாளா எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு
கண்டி ஆமா. ச இப்ப நீங்க குழந்தையா இருக்கும்போது தொலஞ்சு போனீங்கல்ல பயணத்தில? அ அப்போ வந்து நீங்க தொணைக்கு வ் வேற யாரும், உங்க தோழிகள்லாம் யாரும் உங்க கூட வரலையா?
ஆமா. யாருமே இல்லங்க. அந்த குரங்க பார்த்து பயந்து தான் நான் வந்து நின்னுட்டேன். என்னைய கணக்கு எடுக்காம, ஒரு அட்டெண்டன்ஸ் பாக்காம, அவுங்க பாட்டுக்க வந்து பிள்ளய நான் நான் இல்லங்கிறதே தெரியாம வண்டி எடுத்தது தான் அவுங்க தப்பு. நான் வந்து அந்த குரங்க பார்த்து பயந்து நின்னது என் தப்பு. <chuckles> அது
நின்னுட்டீங்க. ஆமா. கண்டிப்பா. குரங்கு உங்கள தொறத்திட்டு வந்ததுனால நீங்க பயந்துட்டீங்களா? இல்ல பார்த்த உடனே நீங்க வந்து நின்னுட்டீங்களா?
ஆமா. கையில ஏதோ வச்சிருந்தேன். கையில ஏதோ வச்சிருந்தேன். சாப்புடுற பொருள் ஏதோ கையில வச்சிருந்தேன். அப்பலாம் நமக்கு தெரியாதுல்ல. கையில இத வச்சிருந்தா, அந்த குரங்கு வந்து நம்மட்ட இருந்து கையில வாங்கும். ஆ அது கை
ஓ! <laughs> தொரத்திட்டு வந்துரும். ஆமா. இப்ப நம்ம பெரியவங்கனாலயே சமாளிக்க முடியலையே குரங்குகள எல்லாம்? அப்ப நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? பாவம். ரொம்ப சின்ன பிள்ளை வேற? கையில என்ன வச்சிருந்தீங்க? சாப்பாடு வச்சிருந்தீங்களா?
ஆமா. ஆம்மா. அதுக்கா ஏதோ ஆமா. ஏதோ ச தின்பண்டம் தான் ஏதோ ஒண்ணு வச்சிருந்தேன் கையில. அது அது கேட்டுருக்கு. அது எனக்கு புரியல. அது ஆனா அது கீழ போட்டக்கப்புறம் அது எடுத்துட்டு போயிருச்சு. ஆஹா அது
ஆ. சரி. ஓகே, ஓகே. ஆமா. நீங்க கையிலேயே வச்ச உடனே, உங்கள தொரத்திட்டு வந்த உடனே நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க போல.
ஆமா. பயந்துட்டு அதுவும் இவங்க கணக்கு பார்க்காம எடுத்துட்டாங்க வண்டிய. இது 2 தான் வந்து அந்த இடத்துல தப்பான தப்பா போனது. இந்த 2 தப்பு போகாம இருந்தந்தா
ஆ சேரி இப்ப நீங்க தொலஞ்சு போ சமயத்தில, உங்க ஆசிரியர்கள்லாம் வந்து உங்கள வந்து என்ன சொன்னாங்க பார்த்து?